டிரை பண்ணியிருக்கேன். ஆனா, நடந்ததில்ல அது. எப்படின்னாங்க, இது வந்து எல்லாமே வந்து, இப்ப மொபைல்ல மொபைல சேர்ச் பண்ணுறோம். நம்ம அதிக நேரம் நான் வந்து ஸ்கிரீன் டைம் பாக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? அப்படின்னு மொபைலிட்டயே கேள்வி கேக்குறோம் நெட்ல.
<laughs> அ. ஹ்ம். ம். <laughs> <inhales>
அதாவது வந்து, அங்க தான் பிரச்சனையே இருக்கு. ஆனா அதுகிட்டேயே சொல்யூஷன் தேடி, அங்கயே திருப்பி அடிவாங்குவோம். இது எப்படிண்ணா போயிட்டு, இது வந்து எதனாச்சும் ஒரு
ஆ அ அதுகிட்டயே ஆ இது இது இன்னொரு இன்னொரு விஷயம். அதுகிட்டயே நம்ம சொல்யூஷன் கேக்குறோம் தெரியுங்களா? அது. நீங்க இப்ப ஆண்ட்ராய்ட் போன்லாம் யூஸ் பண்ணியிருந்து பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதில வந்து ஒரு இது வரும். ஆ அ அ டிஜிட்டல் வெல் பீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஆ நீங்க அது மாரி பயன்படுத்தி இருக்கீங்களா? அதாவது நீங்க வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் குடுக்கும். நீங்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆ உங்க பார்த்த அனுபவங்கள் இத த இத பத்தி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டே குடுக்கும். அதா அது.
ம். ஆமாமா. அது வந்து என்னோட மனைவி மொபைல்ல இருக்கு. அவுங்க காட்டியிருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்ம தேடுறதில்ல. ஏன்னா அதுக்கான நேரல்லா நம்ம ஒதுக்குறதில்ல. <laughs>
ஆஹ. ஆ. ஆமா. நம்மளுக்கு இருக்கிற வேல பண்றதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. <inhales> அ. <laughs>
ஆமா. நீங்க ஆனா என் மனைவி வந்து சொல்லுவாங்க, பாருங்க மொபைல் யூசேஜ் இது மாரி பண்ணியிருக்கேன். அப்ப நான் நெனப்பேன், சரி உனக்கு வேலை நெறைய டைம் இருக்கு போல தேடு அது மாரி. ஆனா எனக்கு அதை நான் கூட, அதை விட ரொம்ப பிஸியான ஆள் நானு. ஆனா வேற ரீல்ஸ் நான் நோக்கி போயிட்டு இருக்கேன். என் இலக்கை வந்து குறுக்கிடாத! அப்படின்ற மாரி பறந்துகிட்டே போயினு இருக்குது.
அ. <laughs> <laughs> <inhales> ஆ. ம், ம், ம். <inhales> ஆ. சரி.
இத நா எப்படி கொறக்கணுன்ற விஷயத்தில வரும்போதுங்க, இது வந்து நா சில டைம்ல வந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணணுனு ஆசைப்பட்டு என் மனைவிகிட்ட கேட்டேன். எனக்கு ஒரு ரூ. 4000 தா, நான் வந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் டைம்லா கொறையும். ஏன்னா இந்து அதில தான் எஹ்ப்-பி இருக்காது. நம்ம வந்து எதுவுமே வந்து பிரச்சனை இருக்காது. அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாங்க, அது வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணா அமஞ்சது. எப்டின்னா இப்ப அங்க போனா ஜிபே பண்றோம்.
அ. சரி. அ. ஆ. ம். சரி. அ. ஆ, ஆமா அது ரைட் அது ரைட். ஆமா பட். <laughs> <inhales>
9. அங்க லாக் ஆயிட்டமா? அதுக்கு அப்பறம் எங்கனாச்சு டுவ் ஒரு லை வண்டியில போணுன்னா, எப்பயுமே லைசென்ஸ் எடுத்துட்டு போறதில்ல. இப்ப எல்லாமே ஃபோன்ல, இங்க பாருங்க அப்படின்னு காட்றோம். பட்டன் போன வச்சுன்போனாலே இப்டி ஓரமா நில்லு! அப்படின்றறானுங்க இப்ப. <chuckles>
ஆ. ம். ம். ம். அ <laughs> அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் ஆயிப்போச்சு நம்மளுக்கு இன்னைக்கு. அ அ அ-அப்படியே அ ஒரு ஒரு மாதிரி பார்ப்பான். இன்னைக்கு பட்டன் போன்லாம் யூஸ் <breath> பண்னோம்ன்னா.அ.
ஐயோ! ஆமாங்க. முக்கியமான விஷயங்க. ஐபோன்க்கு ஸ்பெல்லிங் கூடங் தெரியாது. ஆனா அவன் ஐபோன் வச்சுருந்தா அது ஒரு தனி மரியாதை. ஒருத்தன் பயங்கரமான படிச்சவனா இருப்பான். அவன் வந்து நோக்கியா செல் வச்சுன்ருப்பான் பட்டன் போனு. ஓரமா போய் உக்காரு, அப்படின்ருவாங்க. சோ நம்மளோட அடையாளத்தையே வந்து இப்ப மாத்த வேண்டியது நம்ம மொபைல் தான் அப்படி ஆகிருச்சு. யார் ஆப்பிள் வச்சுருக்காங்களோ அவுங்க அப்ப பணக்காரங்க, அப்படிங்க மாரி. அதே மாரி நீங்க எப்டி கட்டுப்படுத்தனும்ன்னா, கடைசியில இது மனக்கட்டுப்பாடுன்னு தான் நான் சொல்லி முடிப்பேன்.
ஆமா, அது ரைட். ம். ம். சரி. ஃபோ ம். சரி. ம். ம். ம்.